அதுதான். அதுதான். நம்ம என்னமோ நம்ம வந்து நம்மள பொறுத்தவரைக்கும் நம்ம கணவர் தான் ஒரு ஹீரோ நம்மைய பார்த்து வளந்த ஹீரோல. அது ஆமா.
<coughs> ஆ அதுதான். நாம பெரிய எதிர்பார்ப்புல பெருசா இருக்கு இல்லங்க. நிஜமா நான் சொல்றேன். அதனாலேயே என்னமோ நான் நெறைய தாங்கிக்கிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப எதிர்பார்ப்பு பெருசா கிடையாது. அவங்களும் ஒரு குடும்பம், நம்ம குடும்பமா ஆக போறோம். அவ்ளோதான, அப்படிங்கிற மாரி தான் நானா போனேன். பிளாங்கா போனேன். என்னயவே இப்படி மாத்திட்டாங்க.
ஆமா ஆமா. சரி, சரி, சரி. கண்டிப்பா. ம் ,ம். அதுதான். அதுதான். கண்டிப்பா.
நான் உடனே நினைச்சேன், என்னது குழந்தை மாதிரியா? என்னையவே எங்க அப்பா 4 தடவ எழுப்பணும்ங்கணும். நான் என்னனய எங்க அப்பா கொண்டு போய் காலேஜ்ல விட்டு வரதா இருக்கும். நான் வேலைக்கு போற ஸ்கூல் வரைக்கும் என்னைய ட்ராப் பண்ணி கூட்டிட்டு வருவாருங்க. நம்மளும் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாம அவங்கள பார்த்துக்கணுமா? அப்படிங்கிற மாதிரியான அழுத்தம். நீதான் எடுத்து குடுக்கணும். கேட் வரைக்கும் போணும். எல்லாம் என்னால முடியல எப்பா சாமின்ற மாரி இருந்துச்சு. ஆனா நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்லங்க பெருசா. மனசுக்குள்ள தான் நெறைய போட்டு
ஆ. அதுதான். அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான். அதுதான் அந்த அழுத்தத்துக்கான காரணமா இருந்திருக்கு கண்டிப்பா.
ஆ அந்த அழுத்தம் என்னாச்சுன்னா, உடம்பு ரொம்ப வ எனக்கு தெரியல, நான் மெளிஞ்சிருக்கனே என்னாலுல எனக்கு தெரியல.
சரி, சரி, சரி.
ஆ எ எல்லாரும் கேட்கும்போது அது வேற எனக்கு மன அழுத்தமாயிடுச்சு? ஏன் ஒல்லியா இருக்க? ஏன் இப்படி இருக்க? என்ன உனக்கு கொறை இங்க எல்லாமே இருக்குல்ல? அப்படி நல்லா தானே பார்த்துக்கறாங்க. காசு பணமா முக்கியம்.
ஆ. ஆ. ஆமா. <chuckles> அதுதான். அதுதான். ஆ.
அ அப்படிங்கிற மாதிரி என் மைண்டுக்குள்ள ஓடும். எங்க அப்பாட்ட கூட நானா பெருசா சொல்லவே முடியலங்க. நமளாம் எவ்வளவோ படிச்சிருக்கோம். ஆனா அதில போய் யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கோ இல்ல. நம்ம கஷ்டப்படுறோம்ன்னு ஒருத்தங்க கிட்ட போய் சொல்றது கூட புரியலையா? ஆனா, நம்ம இவங்கலாம் பத்தி தப்பா யார்கிட்டயாவது சொன்னா, திரும்ப உறவுகள் வந்து எப்படி மாறும்?
ம். அது அதாவது குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருமோனு ஒரு பயம் வேற.
ஆ நமக்கு புதுசு.
ஆ. இல்ல அம்மாகிட்ட சொன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கறதான். நானும் இதெல்லாம் <chuckles> பார்த்து தானே வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லி சொல்லிரு.
ம். எங்க அம்மாட்டலாம் நான் சொல்லவே இல்லங்க. எங்க அம்மாலாம் மொதலேயே சொல்லிச்சு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் சமாளிச்சுக்கணும்.
ஆ.

அப்படிங்கிற மாரி சொல்லிடுச்சு. நான் எங்க அப்பாக்கிட்ட சொல்லலாமா நெறைய தடவ முழிச்சு, முழிச்சு பார்த்துருக்கேன் எங்க அப்பாவ.
அ அ <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா அதுதாங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் அப்படியே நம்மள பொத்தி பொத்தி பார்த்துக்கறாங்க. திடீர்னு கொண்டு போய் ஒருத்தர் கையில குடுத்துட்டு, எல்லாமே நீதாம்மா பார்த்துக்கணும்னா, நமக்கு என்ன தெரியும்? பார்த்துக்க.
முழிச்சும் அதான், எங்க அம்மாலாம் எனக்கு ஆ. இல்ல எங்க அம்மா என்ன அப்படி பார்த்துக்குங்க. நான்லாம் சொ சும்மா சொல்லக்கூடாது. என் 12த் வரைக்கும் எங்க அம்மா தான் எனக்குல்லாம் தல வாறவே தெரியாது.
சரி, சரி, சரி.
அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரே நைட்ல எங்க அம்மா மாருச்சு பார்த்துக்கங்க.
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா.
அவ்வளோதான், நீ தான் சமாளிக்கணுப்பா. எங்க அப்பா என்கிட்ட கல்யாணம் ஆகும்போது ஒரு வார்த்த சொன்னாங்க. அ என்னது? சந்தோஷமா வர்றது எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி சண்டன்னா இந்த வீட பத்தி நீ யோசிக்கவே கூடாது. நான் ஒருத்தன் இருக்கங்கிறதயே மறந்துருன்னு சொல்லி அனுப்பச்சாங்க.
கூடாது. ஓ. அச்சச்சோ. ஆஹா.
அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஆனா, நீ தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும். ஆனா, அந்த வார்த்தை எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, எங்க அம்மா கொஞ்சம் வேற மாரி சொன்னுச்சு, அவ்வளோதான். அர்த்தம் என்னவோ ஒண்ணுதான்!
சரி, சரி, சரி. விஷயம் ஒண்ணுதான். ஆனா மட்டும் விஷயம் ஒண்ணுதான். <laughs> கண்டிப்பா. அப்புறம் அதலருந்து எப்படி நீங்க அதலருந்து எப்படியாவது எப்ப தெரிஞ்சுக்கிட்ட இது நம்ம மன அழுத்தம் தான், இல்ல நம்ம இதிலருந்து சரி பண்ணி வெளியே வரணும், அப்படிங்கிற மாரி எப்ப உணர்ந்தீங்க நீங்க?
ஆ. அஹ்ம். அதுதான், என்னையெல்லாம் டாக்டர்கிட்டயே கூட்டிட்டு போனாங்க.
ம்.
ஓகே. இப்ப நமக்கு கேப்பாங்கள்ல, கல்யாணம் ஆனவொன்னே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்போ கொழந்த? ஏன் அவ மெலிஞ்சுக்கிட்டே போறா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல உங்க 2 பேருக்குள்ள நீங்க நல்லா தான் இருக்கீங்களா? அவங்களுக்கு மன அழுத்தம் போல இருக்கு! <chuckles>
ஆமாங்க. 1000 கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் தான், உண்மையாலுமே. ஆமா.
<laughs> அதான், அவங்களுக்கு மன அழுத்தம் போல இருக்கு. எங்க வீட்லலாம் நான் என்னனா கொஞ்சம் என்னா 4, 5 மாசம் தானே ஆகுது. 6 மாசம் தான ஆகுது. அவுங்க ஒரு 1 மாசமா சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் உடம்பு ஏதோ சொல்லுது அப்படிங்கிற மாதிரி, மனசு ஏதோ சொல்லுது அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நல்லால்ல போல இருக்கு அமைதியா இருக்கா, அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் டாக்டர் கிட்ட போனோனே நான் ஒண்ணுமே இல்லங்க. எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணிக்கங்கங்கற மாரி.
<laughs> சரி, சரி, சரி. ம்ஹ்ம். ம், ம், ம். <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா.
அவ போனா "இல்ல நல்லா தான் இருக்காங்க. ஆனா வெயிட் மட்டும் அவுங்க ஏஜ்க்கும், வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லப்பா. நீ வந்து நல்லா சாப்பிட சொல்லு." அப்டின்னு. அப்புறம் அவங்க கூப்ட்டு கேட்டாங்க. உங்க வீட்ல நீங்க எப்டிலாம் இருந்தீங்க? இந்த வீடு எப்படி இருக்கு? இவங்க எல்லாரும் ஃபேமிலி டாக்டர் போல இருக்கு. என் கணவர் வீட்ல. அவுங்க கூப்ட்டு கேட்டதுக்கப்புறம், அவுங்க என் ஹஸ்பண்ட் கூப்ட்டு "ஏம்ப்பா அந்த பொண்ண போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கீங்க."
ஓ. சரி. சரி. அ ஓ. சரி, சரி. அ. உண்மைய உடைச்சுட்டாரு அந்த இடத்துல அவரு.
<laughs> இல்ல இல்ல. அவரு என்ன மொத்தமா சொல்லல. அது நல்லா வளர்ந்த புள்ள போல இருக்கு. நெறைய பேரோட இருந்த பொண்ணு. அம்மா, அப்பான்னு கைக்குள்ள இருந்த பொண்ணு. இப்ப நீங்க வந்து இந்த குடும்பத்துக்குள்ள எப்டி அடாப்ட் பண்ணிக்கணும்னு தெரியாம, மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம ஏதோ முழிச்சுக்கிட்டு இருக்கு. சொல்ல மாட்டேங்குது வேற.
ஆ. சரி, சரி. சரி, சரி. பரவால்ல. ஆ.

கண்டிப்பா. ரொம்ப பரவால.
எனக்கு இந்த வீடு அப்பா அம்மா மாதிரி இல்ல. கொஞ்சம் வேற மாரி இருக்கு. என்ன பண்ணுங்கிற மாரி ஒரு புரிதல் இல்ல அப்படின்னா, "சரி வா மெடிடேஷன் பண்ணுவோம்." அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் எங்கள எனக்கு என் பையன பொறந்துக்கப்புறம் தான் சொன்னாங்க. அவங்க தான் வந்து இந்த மாரி மெடிடேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டதே அந்த டாக்டர் தான். அ இது ரொம்ப நல்லது. தியானம் பண்ணாலும் ரொம்ப நல்லது. "நீ வேணா ஒரு சென்டருக்கு வேணாலும் கூட்டிட்டு போ" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க நீ அவள மட்டும் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துராத.
ம்ஹ்ம். சரி, சரி, சரி. ம். அந்த உளவியலயும் அவர் சொல்லியிருக்காரு பரவால்ல. அஹ.
இங்க சென்னையில தான் நெறைய ச ஆ விட்டுட்டு வந்துறாத. நீ வந்து நீயும் வேணா கிளாஸ்க்கு போனாலும் போ, இல்ல வீட்ல எல்லாரும் முயற்சி பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் மாறிடுவாங்க. அப்டின்னும். அதுக்கப்புறம் அவங்கங்க காலையில இந்த காஃபி குடுக்கறது, டீ குடுக்குறதல்லாம் மாத்தி, அதுக்கப்புறம் ஸ்மூதி மாரி, அதுக்கப்புறம்
ம்ஹம். எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துட்டீங்க நீங்க அந்த தியானம் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ம்.
ஆ! ஆமா. இல்ல அப்புறம் அவங்களுமே வந்து புரிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறி. அ.
சரி, சரி. ஓ! இந்த ஃப்ரீயா விட்டுட்டாங்க ஓரளவுக்கு.
அ. அப்புறம் என் மாமனார்லாம் தியானத்த பத்தி என்னலாம் தெரியும்னு எனக்குலாம் கிளாஸ்லாம் எடுத்தாங்க. இத முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ல நீங்கன்னு நான் நெனச்சே.